பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்லயா இருக்கட்டும், சில உறவுமுறைகளா இருக்கட்டும், அ எப்பவுமே வந்து ஒரு நேர்மை அப்டிங்கிறது வேணும், கண்டிப்பா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. இது 2 கும் நீங்க எவ்வளவு முக்கியம் குடுப்பீங்க?
என்னோட வாழ்க்கையில வந்து 'நேர்மையா வாழனுங்றது' என்னோட பிறப்புலருந்து அப்டியே ஒட்டிக்கிட்டு வந்த ஒரு விஷயமா மாறிருச்சுங்க.
சேரி.
அதனால வந்து நம்பிக்கை வந்து நான் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி மத்தவங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறது முக்கியம்னு சொல்லி, எனக்கு மொதல்லருந்து அது ஒரு விதமா நம்பிக்கிட்டேன் அதாவது தோணிக்கிட்டே இருக்குங்க. அதை நான் செயலாக்கிட்டும் இருப்பேங்க.
சேரிங்க. அது எந்த மாரி?
இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலருந்து எனக்கு அப்பா இல்லைங்க. அதனால வந்து நான் மாமா கூட தான் வளர்ந்தேங்க. அவரோட அவரோட வளர்ப்புல தான் வளர்ந்தேன். அதனால வந்து "நான் நேர்மையா இருக்கோனுங்றது" வந்து, ரொம்பவே ஒரு உறுதியா நான் எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. அது முக்கியம் அப்டினு சொல்லி.
சேரிங்க. சேரி.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதாசும் வாங்கிட்டு வரோணும். இல்லன்னா வந்து ஏதாவது பணம் குடுக்குறாங்கனு வச்சுக்கோங்க. அந்த பணத்த வந்து என்ன செலவு பண்ணனும்? அது போக மிச்ச பணத்த திருப்பி அவர்ட்டயே குடுத்துருவேங்க. அந்த மாரி நேர்மையா ஆமாங்க. அப்டி கொடுத்துருவேங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்றாருங்க ஒரு நகைகட. அப்பம்போ அப்பம்போது பார்த்தீங்கன்னா அந்த நகை தொழில்ல வந்து ரொம்பம்மே வந்து ஜாக்கிரதையாக இருக்கோனும். அதே சமயத்ல வந்து நேர்மையா இருக்கோனும். அப்ப தான் தொழில நீங்க நடத்த முடியும். இல்லைன்னா வந்து ரொம்பம்மே கஷ்டங்க.
மாமா கிட்டயா? சேரிங்க. சேரி. கண்டிப்பா.
அதனால வந்து என்க் என்னய வந்து ஏதாச்சு ஒரு நகை வாங்கிட்டு வறக்கு. அதாது வேலைக்கு பட்டறையில குடுத்திருப்பாங்க. அத செஞ்சு ரெடி ஆயிடுச்சுனா. போய் என்னையே வாங்கிட்டு வர சொல்வாரு மாமா. அப்போ எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கூட இருக்காதுங்க. 14 12 10 வயசு கூட இருக்குங்க. அந்த மாரி சின்ன வயசுல நீங்க வந்து நகைய வாங்கிட்டு வர சொல்றதுக்கு நகையோட மதிப்பு இன்னிக்கும் பெருசுது அன்னிக்கும் கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 அதோட மதிப்பு இருக்குங்க.
சரி. ம். ம். சரி. சரி.
அதனால அந்த நம்பிக்க வந்து நான் நேர்மையா இருந்தா மட்டும் தான், அவரு எனக்கு மேல நம்பிக்கை வச்சாருங்க. இல்லனா வச்சிருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம
ஆ. அந்த நகைய. ஆமா அந்த நகையை வாங்கிட்டு வந்து இங்கே குண்டாந்து சேர்க்கறதுக்குங்கிறது பெரிய விஷயம்ல.
ஆமாங்க.
ஆமா. கண்டிப்பா. அந்த நேர்மை உங்க மேல இருக்கிற நேர்மை இருந்தா மட்டும் தான் நீங்க கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு.
ஆமாங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா. இவர் மட்டும் என் மேல நம்பிக்க வச்சனால, இவர சார்ந்து இருக்க மத்தவங்களும், அதாவது மற்ற பற்ற வேல செய்றவங்க இல்ல, வேற யாராச்சுங்க அவங்களும் என் மேல வந்து நம்பிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து பட்டறையில வந்து நகை எல்லாம் வச்சி வேல செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பம்போது, நான் பாட்டுக்கு போய் ஏதோ நகை வாங்கணும் எனசுக்கா நான் அங்க போனேன்னா. அப்பம்போது மா எங்க மாமாட்ட போய் அவங்க வந்து இந்த வியாபாரம் விஷயமா பேசணுனு நினச்சாங்கனா. கடையில வேற ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா, கடைய சாத்திட்டு போ முடியாது. அந்த பட்டறைய சாத்திட்டு போ முடியாதுங்க. அப்டியே வச்சிட்டு "சரி நீ பார்த்துக்கோ பா நீ உட்காரு. நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்டினு சொல்லிட்டு என்னைய உட்கார வச்சிட்டு அவங்க போய்ருவாங்க.
ஓகே. ம். ம். சரி, சரி. ம் சரி. சரி. சரி. ம். சரிங்க. எவ்ளோ பெரிய விஷயம்.
ஆமா.
ம். உங்களுக்கும் ஒரு உங்க ம உங்களுக்கு வந்து, அத நெனைச்சு உங்களுக்கு பெருமையா இருக்குமே? அது ஒ அந்த- அந்த நேரத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க உங்கள பத்தி?
எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தாங்க. அதே சமயத்தில வந்து நம்ம வந்து எவ்வள தூரம் நேர்மையா இருக்கனால, எவ்ளோ அளவுக்கு நம்மள நம்பி மத்தவங்க நடக்கிறாங்க, அப்டிங்கிற விஷயம் எனக்கு ரொம்பவுமே புடுச்சது. அதேமாரி நம்ம இத தொடர்ச்சியா இருக்கோணுங்கிறது அத நான் பாத்துக்கிட்டேங்க. எந்த எடத்திலயும் நான் எங்கேயாச்சு, என்னையுமா அறியாமல எதோ பொய் சொல்லிருவனோ! இல்ல நேர்மையா இருக்கிறக்கு நம்ம முடியாம போற சந்தர்ப்பம் என்னாச்சு அமஞ்சாங்கூட, முடிஞ்ச வரைக்கும் அத வந்து நான் மத்தவங்கட்ட, எதுனால நடந்ததுன்னு சொல்லி நான் வெளிப்படுத்திருவேன்.
ரொம்ப அருமைங்க! அருமை! அருமை! அ எப்பிடி இந் இந்த காலத்தில, இந்தமாரி வந்து சாத்தியக்கூறா? இது உண்மைலயே வந்து எப்பவுமே நேர்மை இருக்க முடியுமா? உங்கனால, அப்டிலாம் இருந்திருக்கீங்களா இப்ப வரையும்?
ஆ இல்லீங்க! அல்லாத்துட்டயும் நம்ம வந்து நேர்மையா இருக்கவும் முடியாது. நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏத்தமாரி கொஞ்சம் மாற நம்மவோட பிரச்சனைக்கு ஏத்தமாரி நம்ம வளஞ்சு குடுத்தும் ஆக வேண்டியது இருக்குங் ஏன்னா, நம்ம நேர்மையா மட்டும் போய்ட்டு இருந்தோன்னு வச்சிக்கோங்க, நம்மளய வந்து நம்ம வந்து நேர்மையா இருக்கனால ஒருத்தருக்கு லாபமா இருக்கலாம். அந்த லாபம்ங்கிறது வந்து நம்மளய னால அவருக்கு வந்து, என்ன சொல்றதுங்க உங்களுக்கு? நம்ம வந்து, எதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டவுட்டு, அது மூலமா அவுங்க லாபம் பாத்துருக்கலாம். இல்ல வந்து இல்ல வேற ஏதாச்சு மூலமா வந்து அவுங்க லாபம் பாக்குறக்காக, நம்மள பலியாடா குடுத்துட்டும் போயிர்லாங்க.
ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதாவது ரொம்ப நேர்மையா இருந்தோன்னா! சில விஷயத்தில பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மொளகா அரச்சுட்டு போயிருவாங்க. ஏ ஒரு என்ன சொல்லுவாங்க? "ஏமாளி" அ அப்பிடிங்கிற ஒரு முத்திரையும் குத்திட்டு போயிருவாங்க. இப்போ ஒரு ஆமா. எந்த எடத்தில நேர்மையா இருக்கணும் இப்ப வந்து பண எ பணம் எண்ற எடத்தில, நீங்க இருந்தீங்க அப்டின்னா, அந்த எடத்ல உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் பணம் இருக்க எடத்துலயோ, நகை இருக்க எடத்துலயோ, உங்கள விட்டுட்டு போ முடியும் அப்பிடி தான?
ஆமாங் ஆமாங்க. கண்டிப்பா. இதில, என்னென்னு பாத்தீங்கனா, நேர்மையா இருந்தது, எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட, ஒரு 17, 18 ஒரு 20 வயசு வரைக்கும், நான் நேர்மையாதா இருந்தேன். 20, 22 வயது வரைக்குங்க. அப்புறமா, அந்த 22
கண்டிப்பா. ஆ. அதுவே பெரிய விஷயங்க, உண்மையிலேயே. சரி.
22 வயசுல வந்து, இதே நேர்மைய வந்து, நான் என்னோட வேலையிலேயும், நான் காட்டுறதுக்கு ஆரம்பிச்சேங்க. அப்பம்போது, நான் வேலையில காட்டும்போது வந்து, ஒரு அ ஒரு விஷயம் வந்து நேர்மையா இருக்குறோம். அதே சமயத்துல, அந்த வேலையில இருக்கிற இன்னொருத்தவங்க நேர்மையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லாத நேர்மைன்னு நம்மளுக்கு புரிய வரும்போது, அவங்க வந்து நம்ம மேல ஒரு சுமைய சேர்த்துடுறாங்க அப்படிங்கிறது, எனக்கு புரியங்க ஆரம்பித்ததுங்க. அதுனால அதுனால வந்து உனிமேல் நேர்மையா இருக்கோணும். ஆனா, இந்த நேர்மைங்கறது நம்மளையும் பாதிக்கக்கூடாது, அடுத்தவங்களையும் பாதிக்கக்கூடாது. அப் அந்த மேரி நம்ம நேர்மையா இருக்கலாம். அதே மாரி, அந்த நேர்மையா இருக் இருக்கிறனால பாதிப்பு வரும்னா, நம்ம நேர்மை தவறும் இருக்கலாம். அந்த தவறினால யாருக்குமே பாதிப்பு வராம இருக்குதானு, நம்ம உறுதிப்படுத்திட்டு, நம்ம நிச்சயமா, அந்த இடத்தில நேர்மையில இருந்து, நம்ம விலகியும் நிக்கலாங்கறது, எனக்கு புரிஞ்சதுங்க.
செரி. ம். அ. செரி. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது, ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு தராத வகையில் அ, பாதிப்பு தரும் வகையில் இருந்துச்சுனா, நம்ம அத வந்து கொஞ்ச ஒதுங்கியிருக்கலாம். நல்ல, நல்ல ஒரு சிறப்பான ஒரு முடிவு, உண்மையிலே. ரொம்ப அருமையா இருக்கு. சரி, நீங்க வந்து இப்ப, இப்ப இந்த விஷயத்தில, உங்க மாமா கிட்ட நேர்மையா இருந்தேன். நம்பிக்கை பது நம்பிக்கைக்காக அந்த என் அ என் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த நகைக்கடைக்காரர் கூட, என்னை பட்டறைல விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படீன்னு சொல்லியிருக்கீங்க. அ, இப்ப வேற இடத்தில, எந்த மாரி நேர்மைய கடைபிடுச்சிருக்கீங்க?
ஆமாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, அ தோழிகளிடம் இல்லனா வந்து, வேற அ பெண்களிடம் பேசம்போதோ, இல்லனா வந்து வேற ஏதாச்சும் ஒரு வேலையில இருக்கும்போது வந்து அப்போவும் நான் நேர்மையா இருப்பன்ங்க. அதாவது என்ன விஷயம் நடந்துது வந்து அந்த இடத்துல என்ன நடக்குமோ என்னனா அத வந்து வெளிப்படையா மத்தவங்க கிட்ட சொல்லீருவேங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்னைய நம்பி வந்து எந்த விஷயத்தையும் வந்து என் முன்னாடி வந்து அவங்க ரகசியம் பேசுவாங்க <snorts> அது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கூச்சமோ "ஏதோ இவன் முன்னாடி பேசுறோம் இவன் வேறு எங்கேயாச்சு போய் போட்டு குடுத்துருவானோ" அந்த மாரி பயப்பட மாட்டாங்க. குறிப்பா வந்து பெண்கள் எல்லாம் பேசுவாங்கன்னா யாராச்சு நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளாச்சே. இவன் வந்து எ ச ஏதாச்சு வெளி போய் போட்டுக் குடுத்துட்டானா என்ன பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு தய்க்க படுவாங்க. ஆனா, அந்த மாரி என் என் என் முன்னாடி வந்து உட்கார்ந்து நிறைய விதமான பெண்கள் வந்து அவங்களுடைய ம் குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய ரகசியம் வந்து நிதானமா பேசிட்டிருப்பாங்க. ஏனா என்னைய பத்தி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அவ் அந்த அளவுக்கு ஏனா, என்னோட பேச்சு வழக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா, என்னைய பத்தி அவங்களுக்கு தெரியுங்கிறனால அவங்க வந்து சாதாரணமா அவங்க வந்து என்னைய வச்சுட்டு அவங்க எந்த விஷயமும் பேசுவாங்க. அது ஒரு உண்மையா ஒரு நம்பிக்கை பாத்திரமா நான் எவ்ளோ தூரம் அவங்க கிட்ட நடந்திருக்கேங்கிறது தான், எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாவும், சந்தோஷமாவும் இருக்கும்.
சரி. சரி. சரி. ஆ. சரி. பரவால்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சொல்றாங்க நம்மள பத்தி. இப்ப நகையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும் அது செயல். அ அது வந்து உங்களோடைய இத நம்பிக்கையும், நேர்மையும் பத்தி உங்களுக்கு வந்திருக்கு. இந்த இந் இந்த மாரி விஷயத்துல கூட ஒரு நேர்மைய கடைபிடிக்க முடியும் அப்டிங்கிறதான் ரொம்ப அழகா சொல்றீங்க. அதாவது எப்டின்னா, "என்னைய நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க, பேசிக்கிறாங்க" சில பேர்லாம் போட்டு குடுக்குறதலாம் இருக்காங்க. இங்க அப்டியே கேட்டுட்டு போய் அப்டியே அங்கிட்டு போய் போட்டு பிச்சு சிலேப்பிலாம் சுட்டு, ஆ ஒரு குடும்பத்த ஒண்ணும் இல்லாம பண்றவங்களாம் இருக்காங்க. இப்ப இங்க வந்து அத அழகா உங்ககிட்ட நம்பிக்க இருக்கும். அவ்ளோ விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்டின்னா, நீங்க எந்த அளவுக்கு நேர்மையான ஆளா இருப்பீங்க? ஒரு நம்பிக்கையான ஆளா இருப்பீங்க? சரி வேற வேற எந்த மாரி விஷயத்துலலாம் நீங்க நேர்மை நம்பிக்கைய வந்து கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப வேலை செய்யற வேலை செய்ற இடத்துல கொண்டு வந்துட்டீங்க. சரியா? அதுக்கப்புறம் ரகசியம் காப்பதில கொண்டு வந்துட்டீங்க. ரகசியம் இது நேம் நிஜமாவே ரகசியம் காற்பதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லங்க. ஆமா, அ அத ரொம்ப அருமையா ஒரு உங்க தோழிகளான ஒரு நம்பிக்கையோட ரகசியத்த வந்து உங்கள்ட சொல்லிட்டு போறாங்க. அதே நீங்க காப்பாத்தியிருக்கீங்க. வேறு எந்த மாரி விஷயத்துல நேர்மைய நம்ம வந்து கடைபிடிக்க முடியும்? உங்கள மாரி யாரால முடியுமா? இல்ல மு அந்த மாரி நேர்மையா, நம்பிக்கையா இருக்கிறதுக்கு என்னலாம் ஐடியா இருக்கு உங்களுக்கு? எப்டிலாம் இருந்தா? ஆ.
ஆமா. ஆமா. ஆமா. ஆமாங்க. ஆமா. ம். நேர்மையா நேர்மையா இருக்கிறதுங்குறது ஒன்னும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லீங்க. நம்ம பொய் சொல்றம் போது தான், எந்த பொய் யார்ட்ட சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சிக்கனும். இல்லனா திரும்ப நம்ம தான் மாட்டிக்குவோம். வாய் விட்டு. அதனால வந்து
ஆமா. நேர்மையா இருக்கிறதுக்கு பிரச்சனையே இல்ல. நம்ம பாட்டுக்கு நேர்மையா இருக்கப் போறோம். அது என்ன வரப்போது அப்டிங்கிற மாரி.
ஆமாங்க. ஆனா என்ன ஒரே விஷயம் மட்டும் நம்ம இருக்க நேர்மை வந்து யாரையாச்சும் பாதிக்குதா மட்டும் கொஞ்சம் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இல்லேன்ற பட்சத்தில வந்து பாதிச்சதுன்னா, அவங்க திரும்பி அந்த கோவத்த நம்ம மேல தான் காட்டுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத தர்ம சங்கடமான சூழ்நிலையிலாம் உருவாயிரும்.
ஆமா. என்னன்னா, இப்ப சொல்ல வரது எப்டின்னா, ஒரு அ, ஒரு ஜவுளி கடையிலயோ, இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ, ஏதோ ஒரு இடத்துல வந்து வேல பாக்குறீங்க அவர்கூட, அப்ப அவங்க என்ன பண்லாம் ஏதோ ஒரு கையாடலாம் இல்லயா! அ, கையாடலாம் நீங்க அத பாத்துருப்பீங்க. அ, அத பாத்துக்கும்போது, இந்த அவர் என்ன நெனச்சிருப்பானா இவன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சுட்டு, அவர் செஞ்சுருக்கலாம். ஆனா, உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப, அப்ப அவர் என்ன மனநிலை ஓடும்னா, "இவரு நேர்மையா இருப்பாரே, இவரு பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டார்ன்னா, நம்ம வேல போயிடுமே" அப்டின்னு உள்ளூர்ல பயம் வரலாம்.
ஆமாங்க. ஆமாங்க.
அப்ப நீங்க அந்த சமயத்துல நீங்க நல்லவரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது கொஞ்சம் அவருக்கு நம்ம நேர்மைங்கிறது அவருக்கு ஒரு வேலை போகக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கும்போது, நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ஒதுங்கி நிக்க நினைப்பீங்களா? இல்ல நீங்க போட்டு இல்ல பரவால்லயே நேர்மை தான் ரொம்ப முக்கியோன்னு நிப்பீங்களா?
2 விஷயம் இருக்கு. 2 விஷயங்க. முதல்ல வந்து, அவரு வந்து இப்ப மட்டுமே ஏமாத்தப் போறாரா? அதும் திருடுனதுக்கு அந்த சமயத்துல மட்டும் நடக்குறதுங்களா? இல்ல தொடர்ச்சியா அவரு பண்ணிட்றாரான்னு முதல நம்ம பார்த்துக்கோணுங்க.
ம். அ இல்ல, அவரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருங்க. அவர் குடும்ப சூழ்நிலைய காரணமாக ஏதோ ஒண்ணு கையாடல் பண்ணிட்டாரு. அ நாளைக்கு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப, இது ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் அமௌண்ட், அதான் எடுத்தாலும், திருடன்னா மொத்தமாக திருடுவான். இல்ல, தினம் தினம் திருடுவான் இல்லையா? இவரு ஒரு சூழ்நிலை கைதியா ஏதோ திருடிட்டார். அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைச்சது, தெரிஞ்சிருச்சு. இப்போ, அந்த இடத்தில நீங்க இருக்கீங்க. உங்கள் நேர்மை வந்து, அந்த இடத்தில அவர காட்டிக் குடுக்குமா, இல்லை தப்பிக்க வைக்குமா? அதுதான் என்னோட கேள்வி. அந்த எடத்துல ஒதுங்கி நிப்பீங்களா? இல்ல. எப்பிடி நேர்மைய கடை பிடிப்பீங்களா?
அ இல்லன்னும் பச்சத்தில, அவரோட கூட்டளியா நம்ம மா ஆமா. 2 விஷயம் நான் பண்ணுவேங்க. இல்ல. 2 விஷயங்க. ஒண்ணு வந்து, அவர பத்தி எனக்கு மொதல்ல நல்லா தெரியுன்னு பச்சத்தில வந்து, அவரு நீங்க சொன்னா மாரி வந்து இதுவரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ல. இது தான் மொதல் தடவை பண்றாரு. அதும் குடும்ப சூழ்நிலைனாலதான் பண்றாருன்னா, இத வந்து திருத்திக்குறதுக்கு, அவருக்கு வாய்ப்பு குடுக்க தான், நான் முயற்சி பண்ணுவேங்க.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அருமை.
ஆனா, அ ஆனா, அவரு வந்து என்னைய முட் என்னையயும் சேத்து ஏமாத்த தான் போறாருங்கும் பச்சத்தில, நான் கொஞ்சம் என்னைய காப்பாத்திக்க வேண்டிய எடத்தில நான் இருப்பேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா! அதாவது, இதை அவ நீங்க இப்ப என்ன ரெண்டாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர் செஞ்சுட்டு என்னைய மாட்டி விடுற மாரி ஒரு யோசனையில இருந்தார்னா, நீங்க வந்து அத நேர்மையா கையெடுக்கலாம், ஓகேயா? ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்போ நீங்க வந்து நேர்மைய வந்து, எந்த எடத்தில, எப்புடி நேர்மைய கையாளணுங்கிறது வந்து, ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும், அதுதான் எனக்கு தோணுது, இப்ப. அழகா சொல்றீங்க, ஒவ்வொரு எடத்துலயும் பாத்தீங்கன்னா, உங்க ச் தோழி ரகசியத்தை காப்பாத்துறதா இருக்கட்டும், அந்த நகை விஷயத்துல வந்து, உங்கள தனியா விட்டுட்டு போறதா இருக்கட்டும், அடுத்து இந்த விஷயம். ஒருத்தர் க்க அவரோட சூழ்நிலைய புரிஞ்சு, அந்த நேர்மைய வந்து “நான் இப்படி இருந்தா, நான் இப்டி கையாளுவேன். இந்த மாரி நீ மாட்டி விடுற மாரி இருந்துச்சுன்னா, நே நேர்மையா நானே ஒப்படைச்சுருவேன் அவர்ட்ட!” அப்படிங்கிற மாரி ஒரு தைரியம் ஒரு அது அந்த தன்னம்பிக்கை வந்தா மட்டுந்தானே, தைரியமும் சேந்து வரும், என்ன?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பாங்க. இத இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நேர்மையா இருக்கிறவங்க விஷயம் வந்து எனக்கு வந்து 2 படம் என்ன பாதிச்சிருக்குதுங்க. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, ர ரங்குன்னு சொல்லி ஒரு திரைப்படம். "அதில ஒருத்தருக்கு வந்து நேர்மையா இருக்கனு சொல்ட்டு அவரு வந்து கடத்தல் அந்தமாரி கிட்டத்தட்ட அந்த வேலைய தான் செஞ்சிட்டு இருப்பாருங்க. அவருக்கு வந்து அந்த கதாநாயகன் வந்து நேர்மையா அவர்ட்ட இருப்பாரு. அ. ஆனா கடைசில தான் தெரியும். கிட்டத்தட்ட பாதி முக்காவாசி படம் முடியும்போது, அவர் யார்ட்ட நேர்மையா அவரு இருந்தாரோ! ஆனா அவரு அதுக்கான தகுதி வாய்ந்தவரு இல்ல. இவரையும் வந்து அவரு ஏமாத்துறதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு கடைசில தான் தெரியும்."
ம். சரி, ம். சரி. சரி. ம். அப்பிடிங்களா! சரி, சரி. அப்போ உங்களோட மனநிலை எப்பிடி இருந்துச்சு? அந்த படத்த பாத்துட்டு?
அ. "அந்த ப அந்த படத்த பாத்துட்டு எனக்கு வந்து எனக்கு நெருங்கிய ஒருத்தரு வந்து கிட்டத்தட்ட அவரோட சாயல்தான் அந்த ஏமாத்துக்காரரும் இருந்தாருங்களா?" எனக்கு வட்டிக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருந்தது. அ அதே சமயத்தில ஏன்னா, நானும் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில தான் என்னோட சொந்த வாழ்க்கையில நான் இன்னும் இருந்துடட்டு இருந்தங்க.
சரி. ஆ.
அதனால எனக்கு அது ஒத்துப்போறன்னு வந்தம்போது அப்ப தான் எனக்கொண்ணு புரிஞ்சது. நம்ம நேர்மையா இருக்கது வந்து நல்ல விஷயம். "ஆனா, அந்த நேர்மைய ப பயன்படுத்தி நம்ம யாரெல்லாம் நல்லவர்ன்னு நம்புறோமோ! அவுங்க வந்து ஏன் ஏமாத்துற ஆளுகளா இருக்கமு கூடாது. அதனால நம்ம கொஞ்சம் எதா இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையோ! ஒரு மனநிலையில தான் இருந்தாகணும்," அப்பிடிங்கிற விஷயம் எனக்கு அந்த படத்த பார்க்கும்போது எனக்கு நல்லவே புரிஞ்சதுங்க.
அதாவது இது வந்து ஒரு போர்வையாக போத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க.
ஆமாங்க.
அதானே உண்மை. இப்ப அ இப்ப சொல்லுவாங்கல, பசுந்தோல் பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி.
உண்மை. அதுதாங்க. ஆமாங்க.
ஆ. ஆமா. இந்த மாரி, இப்ப நான் நான் நான் நேர்மையானவன், நியாயமானவன், நான் வந்து ரொம்ப நல்லவன், அப்டின்னு சொல்லிட்டு, அவ்ளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ற ஆம்பளைங்களும் இருக்காங்க. பொம்பளைங்களும் இருக்காங்க. இல்லையா? இந்த காலத்துல. உண்மையிலே அவுங்களுக்ல்லாம், அந்த அந்த படம் வந்து உண்மையிலே, ஒரு ஒரு மனசாட்சி சுட்ற மாரி தான் இருக்கும். இப்ப ஆனா, உ உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்காதுல. ஏன்னா, நீங்க உண்மையிலே நேர்மையானவர் தானே? நீ உண்மையிலேயே நேர்மையானவர். உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்காது. இருந்தாலும், யாரோ செய்ற தப்பு. அந்த பேருக்கு ஒரு களங்கம் ஆகிருச்சேனு நீங்க நெனைக்கிறீங்க, அதானே?
ஆமாங்க. ஆமா. ஆனா என்ன வந்து ஆனா, பார்த்தீங்கன்னா ஆமாங்க. ஆமாங்க.
கண்டிப்பா. அ ரொம்ப அழகா சொல்லி என்கிட்டே வந்து அதாவது நேர்மையோட தத்துவத்த வந்து அழகா, ஒவ்வொரு விஷயத்துலயும், அந்த நெ அதாவது யாரோ செஞ்ச தப்பு கூட, என்னுடைய கேரக்டர் என்னுடைய நேர்மைக்கு பங்கம் விளைக்குமோ? அந்த ஒரு கவலை, ரொம்ப அழகா சொல்லி புரிய வச்சீங்க. நேர்மைனா என்ன? அந்த நம்பிக்கைனா என்ன? அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்றத ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க. மிக்க நன்றிங்க.
மிக்க ந